இது நல்லது. இது ரொம்ப நல்லது. நீங்க செஞ்தது. ஆமா.
ஆப். ம். ஆ. ஆமா. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரன் பேத்தி பிள்ளைங்களுக்கு குடுப்பாங்க. அவங்க சாப்பிடுறது கொஞ்சம் அவங்க கட்டுப்படுத்திக்கலாம். கட்டுப்பாடு இருக்கவங்களா இருந்தா.
<tsk> ஆ. நீ இலையிலேயே வச்சா அங்கேயே தின்றுவாங்க, சாப்ட்றுவாங்கல்ல அத. ஆ அது வந்து நேரா வரவங்க இப்போ நிறைய பேர் நீரிழிவு நோய் வந்து பெரும்பாலான பேருக்கு இருக்கு. அ ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சுட்டு சாப்ட்ருவாங்க. நீங்க அத வந்து நீங்க கவனமா வந்து கையாண்டு இருக்கீங்க.
அ. <chuckles> ஆமா. ஆ. ஆமா. அ. கொஞ் ஏன்னா நானே நிறைய திருமணங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் சாப்பிடுவேனா, 2 நாள் வயிற்று கோளாறு வரும். திருமணத்தில போய் சாப்பிட்டு வந்தேன்னா. அப்போ தான் நான் நினைச்சேன் நம்ம வீட்டில ஏதாவது ஒரு விழா நடந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த நெய் சொட்ட சொட்ட அல்வா அதெல்லாம் வைக்கக்கூடாது இலையில. <chuckles>
ம், ம், ம். நல்லது. இல்ல ரொம்ப நல்லது. உண்மையிலேயே அது நல்லது மேடம்.
ம், ம்.